இத விட்டா வந்து, "நெருங்குன சொந்தங்கள்" அப்படீன்னு பாத்தோம்ன்னா சாப்பாடு. அவுங்க வந்து முன்னாடியே எச்சரிக்கை பண்ணிருவாங்க. "நாங்க வரோம்" அப்படீன்றத நம்மட்ட சொல்லிருவாங்க இன்ஃபர்மேஷன் இல்லையா?
ஆமா. அப்படி சொன்னாலே என்ன அர்த்தம்ன்னா, "நான் அங்க சாப்ட்டுட்டு தான் போவேன்." அப்படீன்னு அர்த்தம். <laughs>
ஆ. அதே தான், அதே தான். ஆமா.
<laughs> இல்ல அது உரிமை எடுத்துக்கிறது, வேற ஒண்ணும் கெடையாது. தப்பு கெடையாது. உரிமை எடுத்துக்கிறது, வேற ஒண்ணும் இல்ல.
கண்டிப்பா, கண்டிப்பா. எந்த நேரத்தில போறோம்ங்கிறதும் இருக்கு. அ நீங்க சொன்ன மாதிரி, ஒரு மதிய வேளையில கரெக்ட்டா அந்த சாப்பாடு நேரத்துக்கு போறோம் அப்படீன்னா அந்த நேரத்துக்கு வரோம்ன்னு சொல்லிட்டாலே அவுங்க நம்மளாவே புரிஞ்சுக்கணும், "சரி, அ அப்ப வந்து நம்ம இவங்களுக்கு சாப்பாடு தயாரா வச்சிருக்கணும்." <chuckles> அப்படீன்ற மாதிரி.
ஆமாங்க. ஆமாங்க. ஒரு மன நிம்மதியா நம்ம யோசிக்கணும்ங்க அவ்வளோதான். என்னன்னா, இப்ப நமக்கு மன சஞ்சலம் இருக்கும். அது ஒரே இப்ப ஒரு விஷயத்த இப்ப மதிய வேலை உணவப்போ வராங்கன்னு வச்சுக்கோங்க, பரவால்ல அ மதி "கரெக்ட்டா மதிய உணவப்போ வர்றீங்க, வாங்க! வ் அப்படியே உக்கார்ந்து சாப்புட்டு போயிரலாம்." அப்படீங்கிறது ஒரு நல்ல மனசோட, நல்ல ஒரு தாட்டோட நம்ம சொல்றது. ஒரு பாசிட்டிவா சொல்றது. "இந்தா வரான் பாரு! கரெக்ட்டா நீ வந்து சாப்படுற நேரத்துக்கு வண்ட்டியா? சாப்புடு போ". அது அது ஒரு மன சஞ்சலத்த வந்து குடுக்கும். அ அது இ பரவால்ல இருன்ட்டு போட்டுமே. <laughs>
அ. அஹ. அ. அது வேற. ஆமாமா. அது வந்து அவுங்க முன்னாடி சொல்ல மாட்டோம். ஆமா, ஆமா. <laughs> யா நம்ம வீட்ல என்னன்னு யோசிப்பாங்கன்னா, "முன்னாடியே சொல்லியிருந்தா கொஞ்சம் சேத்தாச்சும் சமைச்சிருப்பேன்ல." அப்படீங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்ல. அதுக்காக வேணா அந்த மாரி சொல்லுவாங்களா இருக்கும், இல்லையா? ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அழகா ம்.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, ஆமா, ஆமா. அது